ஆனா, இந்த ஒரு விஷயம் வந்து மாறி இருக்கு. முன்னாடி வந்துட்டு, ஒரு திருமண வாழ்க்கை வந்துட்டு சரியா போகல, 2 பேருமே வந்துட்டு நிம்மதி இல்ல, திருப்தி இல்ல, ஏதோ ஒண்ணு. சில விஷயங்கள்லாம் வந்துட்டு அ, ஒரு ஒரு பையன் வந்துட்டு அவன் குடிக்காம இருப்பான், ஆ தண்ணி அடிக்காம இருப்பான், அந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணாம இருப்பாங்க. ஆனா, வந்துட்டு சைக்கோவா இருப்பாங்க. அவங்க மனைவி தான் வந்து எல்லா வேலையும் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. இல ரொம்ப குத்தம் குறை கண்டுபிடிச்சு பேசறது
ஆமாமா. ஆனா, இப்ப ஆனா, நீங்கச் சொல்ற மாரி இந்த விஷயத்துல கொஞ்சம் மாறியிருக்குன்னே சொல்லலாம்.
அந்த மாரி, இருத்தவங்கல்லாம் அந்தக் காலத்துல, நம்ம அம்மாக்கள் போல இருந்தவங்கலாம் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டாங்க இத்தனை வருஷம். ஆனா, இப்ப இருக்குற பெண்கள்லாம் இந்த மாரி விஷயங்கள்லாம் கூட வந்துட்டு கவனிச்சு நிம்மதி இல்ல, திருப்தி இல்லைன்னா அந்த அந்த ஒரு இதுல இருந்து விலகிக்கிறாங்க. அந்த, பந்தத்துல இருந்து விலகிக்கிறாங்க. என்னகேட்ட, அது பரவால்லன்னுதான் சொல்லுவேன். இங்க இருந்துட்டு, ஒரு சைக்கோ கூட போய் காலம் முழுக்க கஷ்டப்படுறதுக்கு. நீங்க வர்றீங்க இல்ல. அதே மாரி பெற்றோர்களும், அந்த மாரி, பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறாங்கன்னுதான் எனக்குத் தோணுது. முன்னாடி இருக்கிற, பெற்றோர்கள்கிட்டல்லாம் போய் சொன்னா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அப்படின்னு, கேட்பாங்க.
ம். ஓரளவு புரிஞ்சு நெனைக்கிறேன். எந்த அளவுக்கு அது வந்து நம்ம ஆராய்ச்சிலாம் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். எந்தளவுக்கு இன்னும் எவ்ளோ பொண்ணுங்க எங்க ந கஷ்டப்படுறாங்கனு, பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, கஷ்டம்தான் இந்த விஷயத்துல. பிடிக்கலைனாலும் அது அப்படியே தொடர்ந்து இருக்கறது. அது இன்னும் அழுத்தம்
ஆமா. ஆனா, இப்பலாம் மாறுது. கொஞ்சம், கொஞ்சமா இந்தச் சமூகம் வந்துட்டு, சரி டிவோர்ஸ்தானே அது சரிதான். சரி பரவாயில்ல, அவங்களுக்கு ஏதோ பிடிக்கல, ஏதோ சேரல, வேணாம்ன்டா வேற 2 பேரும். ஆனா, திருப்பி அந்த டிவோர்ஸ் ஆனவங்க மறுமணம் பண்றது ரொம்ப கஷ்டமாயிருச்சு.
அதான் பிராக்டிகல்லா இது நிஜமா சாத்தியமான்னா? அ, அதான். நீங்கச் சொல்ற மாரி இது பிராக்டிகல்க்கு சாத்தியமானா கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன்.
அவ்ளோதான்.

அதனால, "நான் வச்சிருக்கிறது ஒரே பொண்ணு. என்ட்ட இவ்ளோ தான் இருக்கு. என் பொண்ணு இப்படி தான்!" அப்படின்னு சொல்லி என் பொண்ண பிடிச்சிருந்தா, சரின்னா. "சரி எனக்கு." இந்த நகைகளுக்காகலாம் வந்து யாரும் வர வேணாம்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம்
எனக்குத் தெரிஞ்சு நம்மலாம் படிச்சிருக்கோம் நிறைய. நல்லாவே பணம் ஈட்டுர்றோம். ஆனாலுமே இந்தக் கல்யாணம் அப்படின்னு வரும்போது, எங்கயோ ஒரு விதத்துல, இன்னுமே நம்ம அதே இடத்துலயே தான் நிக்கிற மாதிரி எனக்கெல்லாம் தோணுது. ஒண்ணும் பெருசா மாற்றங்கள் இருக்கற மாதிரி எனக்குத் தெரியல. காதல் திருமணம் நடக்குது. அந்தப் பையனும் பொண்ணும் தனியா இருந்துட்டா, பிரச்சனையே இல்ல.
கண்டிப்பா. ம்.
இல்லயா?
கண்டிப்பா. ஆமா.
ஆனா நம்ம குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்தானோன, திரும்ப முதல்ல இருந்தா ஆரம்பிப்பாங்க. இவங்க இவ்ளோதான். இவங்க குடும்பம் இப்படி. உங்க குலம் இப்படி. சமூகம் இப்படி. இவங்கள்ல இதெல்லாம் கிடையாது. "இந்தப் பொண்ணா கூட்டிட்டு வந்த?" அப்படிங்கற மாதிரி. எங்கடா இது? அப்படிங்கற மாதிரி நமக்கும் ஒண்ணு இருக்கும் இல்லையா? கவலையா? எங்க தான், என்னதான் நம்ம மாத்துனாலும் இந்த விஷயத்துல மாத்தவே முடியல.
ம். நடக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அதான் வந்துட்டு உண்மயும் கூட. இப்ப இந்த மாரி எல்லாம் வந்து நடந்துட்டுருக்கப்போ, எனக்கு என்ன தோணும்னா, என்ன இது அப்படிங்கிற மாரி தான் எனக்கு முதல்ல இருந்துச்சு. அப்புறம் நானே வந்து புரிஞ்சுக்கிட்டேன். "ஓ! இது வந்து இப்படி தான். இந்த ஊர் வந்து இப்படி தான். இந்த வழக்கங்கள் வந்து இப்படி தான்னு." அப்புறம் எங்க அப்பா ரொம்ப தெளிவா இருந்தாரு. அப்பா என்ன தெளிவா இருக்கார்னா வந்துட்டு, எனக்காவது கொஞ்சம் அ ஆறுதலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்பா என்ன தெளிவா இருக்குன்னா, இப்படி. இவ்ளோ வேணும்னு டிமான்ட் பண்ற ஒருத்தங்களுக்கு ஒரு பொண்ணு, அ பொண்ணு கொடுக்க மாட்டாராம். அவங்க எவ்வளவு வசதியா இருந்தாலும் சரி. இது வேணும், அது வேணும்னு கேக்குற ஒரு வீட்டுக்கு வந்துட்டு, கண்டிப்பா நான் வந்து கொடுக்க மாட்டேன். அப்படி கொடுக்கிறவங்கள என்னால திருப்திப்படுத்தவே முடியாது. நான் வச்சிருக்கிறது ஒரே பொண்ணு. அத <chuckles> முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துக்கணும். அப்படின்னு தான் வந்து. அ.
இத நம்ம மாத்தவே முடியாது. அப்படிதான் இல்லயா? அதுதாங்க. சமூகம் தான, இந்த மாரி அழுத்தங்கள நமக்குக் கொடுக்குது.